எனக்கு எப்பயுமே ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல் இருக்கு. அ, குறையொன்றும் இல்ல மறைமூர்த்தி கண்ணா அதுதான் ம்.
ஆஹ, அருமைங்க. அதாது, இந்த இத்தன பிரச்சனக்கு அப்பறமா அந்த பாட்ட நீங்க திருப்பி பாடுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்குன்னு தாங்க சொல்லணும்.
<laughs> <laughs> அ, கண்டிப்பா, அவ்ளதான். இதென்ன இதெல்லாம் ஒரு குறையா, அடுத்து இன்னும் பெருசா காத்திருக்கே. <laughs> அனுப்புங்க. அதயும் சமாளிப்போம். <laughs>
ஆஹன். "அப்டிலாம் இல்லைங்க. அ அதயும் நான் சமாளிச்சி காட்றேன் பாருங்க." அப்டின்னு, அ, கடவுள்ட்டயே சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஆஹ,
ஆமா, கண்டிப்பா. <laughs> <laughs> இல்ல, நீங்க என்கிட்ட இருக்கீங்கல்ல, அப்ப கடவுள் இருக்காருல்ல. எனக்கு என்ன பிரச்சன? அப்டி அத அணுகுறதுக்கான ஒரு பாடல் தான் அது. அதுனால, அந்த பாடல் வந்து இப்ப சாமி கிட்ட கடைசியா போயி சரணா சரணாகதின்னு சொல்லுவாங்கல்ல. "எனக்கு வந்து ஏதாவது ஒரு வழிய காட்டுங்க." அப்டிங்கிற மாரி.
அதான் அதான். ஆ, அருமைங்க! ஓகேங்க. ஆ. ஆமா, ஆமாங்க. ஆஹ. இப்ப கரெக்டா வந்து நம்ம எப்ப வந்து சரணாகதி அடையுறமோ, அப்பதான் திடீர்னு நமக்கு ஒரு புது பாதை வரும், இல்ல வந்து புது, அ வாய்ப்புகள் வரும்னு சொல்லுவாங்க. அப்டி வாய்ப்பு வரும்போது என்ன பாடல் நீங்க வந்து அந்த எடத்துல வெக்கலாம்னு நினக்கிறீங்க?
இது நல்ல கேள்வியா இருக்கே, ஆனா வாய்ப்புகள் வரும்போது, அ, திரும்ப எனக்கு அந்த பழைய ஃபர்ஸ்ட் சொன்ன பாட்டுக்குத்தான் திரும்ப போது.
ஆஹ. <laughs> ஓஹோ, மறுபடியும் அந்த வெற்றிக்கொடி கட்டுக்கே தான் வந்துருக்கிங்க. சரி. சரிங்க.
ஆ <chuckles> என்னனா இப்ப தொழில் நமக்கு சரிவராதுன்னு போயிடுச்சு, அப்ப நம்ம வேலைய திரும்பவும் தொடங்கலாம் அப்டின்னுதான் இப்ப வீட்ல இருந்தே வேலை செய்யுற இந்த திரும்பவும் வந்ததுக்கு நான் வந்து மாறுனேன். அ, எனக்கு என்னன்னா, அந்த ஏற்பட்ட நஷ்டத்த நான் ஈடுகட்டுற அளவுக்கு முதல்ல சம்பாரிச்சிரணும். அ அத, ஏன்னா வீட்ல அவுங்க கடன் வாங்கி ஏதோ முயற்சி பண்ணி வாங்கி குடுத்துருக்காங்க. ஆ, அது அத மொதல்ல ஈட்டிக் குடுத்துரணும். அது முடிஞ்சிருச்சி, அந்த ஒரு மன நிம்மதி கிடைச்சிருச்சி, எனக்கு. அ, "அதுக்கப்பறம் நம்ம மேற்கொண்டு சம்பாரிக்கணும். திரும்ப வந்து வெற்றி கொடி கட்ட ஆரம்பிக்கணும்." அப்படின்னு.
ஆமாங்க. ஓஹோ! சரி. சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆஹ, ம். சரி. சரிங்க. ஓஹோ! சரி. சரிங்க. அருமையா சொன்னீங்க. எப்பெல்லாம் வந்துட்டு அந்த வெற்றிக்கொடி கட்டு பாடல் பாடணும்னு. இதுக்கு நடுவுல நீங்க இந்த சிங்கப்பெண்ணே பாட்ட விட்டுட்டீங்களே? <laughs> அது எப்ப நமக்கு கொண்டு வரது?
<laughs> அது வந்து, அது வந்து, அ சிங்கப்பெண்ணே இந்த தொழிலுக்கு கூட கெடையாது. வீட்ல ஏதாவது ஒரு வெயிட்டான விஷயத்த தூக்கிப் போட்டா கூட அப்டியே, ப பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கே நம்ம போட்டுகறது, சிங்கப்பெண்ணே! சிங்கப்பெண்ணே! பாடுறது. அப்பறம் இந்த கனிமா சாங் கூட எனக்கு ரொம்ப புடிக்கும். அது இப்ப சமீபத்துல வந்துச்சி இல்லயா? அது வந்து நானும், என்
ஓஹோ! <laughs> அதான் அதான்ங்க. <laughs> ஆஹ். ஓஹோ! ம். என்ன பாடல்? நீங்க சொல்லுங்க.